ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில நிறைய பொருட்கள் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சில பொருட்கள் அது சின்னதா இருந்தா கூட வந்து அதை நம்ம ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். அ "அத தூக்கி போடலாமா, இல்ல வீடு மாறும்போது ரொம்ப சிரமமா இருக்கே" அப்படின்னு யாராவது கேட்டா கூட இல்ல, இல்ல அது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அத பத்திரப்படுத்தி வச்சுக்குவோம். அதனால பயன் இருக்கா, அப்படின்னு கூட நம்ம அத பத்திலாம் யோசிக்க மாட்டோம். ஆனா, அது எனக்கு வேணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களோட வீட்ல உங்களுக்கு ஞாபகமா, பொக்கிஷமா நீங்க பார்த்த, வச்சிருக்கிற சில பொருட்கள பத்தி சொல்ல முடியுமா?
ஆ கண்டிப்பா, சொல்லுறேங்க. எனக்கு அந்த மாரி ஒரு சின்ன பொருட்கள் ஒரு 2, 3 பொருட்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வச்சுருப்பேன் நானு.
ம். ம்.
அந்த மாரி பொருள்லாம் சின்ன வயசுல என்னோட தோழி எனக்கு கொடுத்த பரிசுகள் இருக்கு, இல்லங்களா.
ம்.
ஆ சிறிய ஒரு டெடி பெர் கரடி பொம்ம தான்.
ஆ.
அது அது எனக்கு எப்பயுமே மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அத எப்பவுமே நான் அடுத் எப்போவுமே எடுத்து எடுத்து பார்த்துப்பேன்.
ஓ! இ ஆ.
அத பார்க்கும்போது எனக்கு என்னோட தோழி ஞாபகங்கள் வரும்.
ஆ என்ன வயசா உங்களுக்கு இருக்கும்போது கரடி பொம்மை கொடுத்தாங்க?
நான் ஒரு 6 வது, 7வது படிக்கும்போது எங்களுக்கு இந்த பிறந்தநாள் பரிசுன்னு கொடுப்போம் இல்லைங்களா? ஆமா. இந்த மாரி சமயங்களள்ல கொடுத்தது. ஆனா, நானு இப்போவும் கூட வச்சிருக்கேன் நானு. ஆ. ஆ. அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அத பார்க்கும்போது என்னோட தோழிய பார்க்கிற மாரி எனக்கு இரு
ஓ! ஆமா, ஆமா. ஆ ஆ, ஆ. அ இன்னும் அந்த தோழி உங்களோட தொடர்புல இருக்காங்களா, இப்போ?
ஆ இருக்காங்க, இருக்காங்க. தோழி தொடர்புல தான் இருக்காங்க, ஆமா.
ஆ, சொல்லுவீங்களா இந்த பொம்மைய நான் வந்து அடிக்கடி உன் ஞாபகமா பார்த்துக்கிறேன்னு?
ஆமா, ஆமா. சொல்லுவேன் நான். அவள் இன்னும்மா வச்சிருக்க நீன்னு? அப்படிம்பா. இன்னோட ஒரு ஃபோட்டோ கூட ஃபோட்டோ ஃபிரேம் மாரி ஒண்ணு கூட கொடுத்தா. ஆ. ஸ்டாண்ட் போட்டது. அத பார்க்கும்போது உ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
ம். ஆ. ஆ. ம்.
எங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அதையும் நான் எடுத்துட்டு வந்து என் கூடயே வச்சுருக்கேன் நான்.
இப்போ, இவ்வளோ நாள் ஆகிடுச்சுன்னு சொல்றீங்க. ப்பா!

ஆ, ஆ, அழகா இருக்கும். ம். ம்.
பாக்குறதுக்கு புல்லு மாரியே இருக்கும். ஆ! அது ரொம்ப அழகா இருக்கும், அல்லது வெளியில போய் அந்த செடி கொடிகள் இருக்கும் இல்லையா? அதையே வந்து வேணுணா, நாங்க நறுக்கிட்டு வந்து, அதையே உள்ள வப்போம். ஏன்னா, இப்போ தான் நல்லா நிறைய கிடைக்குது. செயற்கை பொருட்கள், புல்கள் எல்லாம் இப்போ கிடைக்குது. அப்போ எங்களுக்கு அந்த மாரி கிடைக்காது. நாங்க இயற்கையான கொஞ்சம் நறுக்கிட்டு வந்து, அதில வந்து அலங்காரம் பண்ணுவோம்.
ம். ம். ஆ. ம். ம். ம். சரி. ம்.
பிருந்தாவனம் மாரி நடுவில ராதாகிருஷ்ணரை வச்சு, லைட்டு ஒரு சின்ன பல்ப போட்டுவிட்டு இந்த, வைப்போம். பார்க்குறதுக்கு அழகா இருக்கும்.
ஆ. ஆ. ஆ. நீங்க சொல்லும் போதே வந்து அந்த பூங்கா எப்படி இருக்கும்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து இந்த செட்டியார் பொம்மைலாம் வைப்பாங்கல்ல.
ஒ. ஆமா, ஆமா. செட்டியார் பொம்மை வைப்பாங்க. அது முன்னாடி செட்டியாரவரும், செட்டியார் அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி குட்டி, குட்டி சொப்பு கிண்ணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த குட்டி கிண்ணங்கள்ல அவங்க வியாபாரம் பண்ணுற மாரி. அரிசி, அதெல்லாம் வச்சு, அந்த தொழில் செய்ற மாரி வச்சு
அ ஆ, அந்த மாரி நீ ஆ. ஆ, ஆ. ஆமா! இப்போ கொலுன்னாலே வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்கம்பாங்க, அந்த மாரி உங்க வீட்டுக்கு உங்கள மாரி பெண்கள்லாம் கூட்டிட்டு வந்து பாடுறது, நீங்க இன்னொரு கொலுவுக்கெல்லாம் போயிட்டு பாடுறது, அந்த மாரிலாம் ஞாபகம் இருக்கா?
ம். ஆ, பாடியிருக்கேன்! இன்னொரு இந்த மாரி கொலுக்கு என்ன இப்போலாம் நமக்கு மனப்பாடம் பண்ணி பாடத் தெரியாது. ஆனா, அவங்க கையில புஸ்தகம் வச்சுருப்பாங்க.
ம். ஆ, ஆ.
ஆளுக்கு ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பாட்டு பாட சொல்றாங்களோ, எல்லாரும் சேர்ந்து, அதுக்கூட சேர்ந்து அப்படியே பாடிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த இதில, கைபேசியில அந்த வார்த்தைகளை போட்டு பார்த்துக்கிறாங்க.
ம். ஆ.

ம்.
அ பொருள் எனக்கு ர மனசுக்கு ரொம்ப சின்ன பொம்மதான் ஆனாலும் மனசுக்கு ரொம்ப.
ம்.
அந்த பொம்ம பாக்குறதுக்கு எப்டி இருக்குன்னா ஒரு கை மட்டும் இருக்கும்.
அ. அ. ஆ.
குட்டி கை தான். கையில வந்து அந்த கட்டவிரலுக்கும், அந்த சுண்டு விரலுக்கும் ஊடால ஒரு துணியிரு மாரி இருக்கும் அதுல ஒரு குழந்த.
ம். ம். ம், ம், ம்.
குட்டியா தான் இருக்கும் பாக்குறதுக்கு, நம்ம இந்த இதுல வைப்போம்ல அலங்காரத்துக்கு, ஷோக்கேஸ்ல வப்போல. அந்த மாரி சின்னதா தான் இருக்கும் 4, 5 இன்ஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அனால அந்த பரிசு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதாவும் இருக்கும்.
ஆமா. ம். ஆ. நீங்க உங்க கணவர்ட்ட கேட்டிருக்கீங்களா? இந்த பொம்மைய எனக்கு பரிசா குடுத்திருக்கிங்களே, இது எத எத மனசுல வச்சு இந்த மாரி கொடுத்தாங்க அப்டின்லாம்?
ஆ கேட்டேன். அப்ப நான் கேட்டதுக்கு வந்து எனக்கு குழந்த பிறந்துச்சு. "இது வந்து நீ எனக்கு பரிசு குடுத்த. அதுக்கு வந்து நான் உனக்கு இந்த பரிசு குடுத்துருக்கேன்." அப்டிங்கற மாரி சொன்னா.
ம். ம். ஆ. சரி, சரி. இல்ல ஒரு குழந்தைகளுக்கு தான பொம்மைகள குப்பாங்க. அதான் உங்களுக்கு வந்து அதாவது மனைவிக்கு குடுக்குறாங்களே அதனால கேட்டேன்.
குழந்த பிறந்துருக்கு. அதனால அந்த கைக்குள்ள. இல்லையா? ஆமா. அம். மனைவிக்கு ப மனைவி குழந்தைய பரிசா கொடுத்தனால மனைவிக்கு ஒரு பரிசு அவரு.
ஓ! சரி, சரி. அப்
அ. அது மனசுக்கு ரொம்ப பிடித்தமானதாயிறும்.
ம், ம்.
வேற பொம்மைகள பத்தி சொல்லணுனா, நாங்க சின்ன வயசுல அம்மா வீட்ல கொலு நடத்துவாங்க.
ம்.
அந்த கொலுக் நடத்துறனால, அந்த பொம்மைகள அந்த நவராத்திரி காலங்கள் வந்தாலே ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொம்மேலலாம் பரன்லருந்து கீழ எறக்கி, அத தொடச்சு, அந்த படிக்கட்ல அடுக்கி வைக்குறது. அந்த மாரி அந்த பொம்மைகளோடையே நம்ம வாழ்ற மாரி.
ம். ம். ம். ஆ, உங்களோட கொலுவுல என்ன மாரியான பொம்மைகள்லா இருக்கும்?

ஆ. ஆமா.
அ அந்த மாரி இதுல நீங்க ஏதாவது உங்க அம்மா வீட்ல பார்த்த ஒரு குட்டி பாத்திரம், இது வந்து நாங்க இதுக்காக பயன்படுத்துவோம். சில பேர் வந்து குட்டி தவளைல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அதுல நெய் ஊத்தி வைப்பாங்க அந்த மாரி. அந்த மாதிரி ஏதாவது அம்மா வீட்லருந்து நீங்க ஞாபகமா சின்ன சின்ன பாத்திரங்கள் எடுத்துட்டு வந்து, இல்ல சின்ன ஒரு அ அறுவாள் மனை கூட சொல்லலாம். சின்னதெல்லாம் முன்னாடி இருக்கும் எல்லாமே. அந்த மாரி ஏதாவது வீட்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அ அத ஞாபகமா வச்சிருக்கீங்களா?
கண்டிப்பா, கண்டிப் ஆமா. ஆமா. ஞாபகமா எடுத்துட்டு வரல. ஆனா ஏன்னா பக்கத்துல அம்மா வீட்டு வேன்னா எப்பனாலும் போய்க்கவேன். அந்த மாரி குறிப்பா சொல்ல ஒண்ணும் எடுத்துட்டு வரல. ஆனா சின்ன வயசுல நாங்க வெளியெல்லாம் நறைய செய்வோம் சமையல்லாம்.
ம். ம். ஆ.
ஆமா. அடுப்ப வச்சோ, சின்னதா மெழுகு வத்தி வச்சோ, குட்டி, குட்டி வெறகு வச்சோ. குட்டி பாத்திரங்கள்ல வந்து சமைச்ச அனுபவங்களும் இருக்கு. 4,5 பேர் சேர்ந்து. ஒரு ஒரு வீட்லேருந்து ஒரு சாமான கொண்டு வருவாங்க.
ஆ. ஆ. ஆ. ஓ!
அதப் போட்டு சீக்க பொங்கல் மாரி எதயோ உனக் கிண்டி சாப்படுறா. அந்த ஒரு அனுபவங்கள்லாம் இருக்கு.
ஆனா, நீங்க சொப்பு சாமான்னா அப்போ வாங்குவீங்க. கடையில வாங்கி உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சிருப்பீங்க வீட்லல்ல?
அதே ஆமா, ஆமா. இப்பயும் நெறைய விக்குதுங்க. அழகா விக்குதுங்க. சொப்பு சாமானா அடுப்புல கூட வைக்கலாம். அந்த அளவு தரமாவே. குட்டி குட்டியா! சில்வர் பாத்திரங்களே கெடைக்குது.
ஆ. அ. ஆ. நீங்க வாங்கியிருக்கீங்களா? எப்ப ஏதோ எப்போ இப்ப சமீப காலத்துல அந்த மாரி?
ஆ வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கேன். குட்டி தோசை கல்லு. அந்த மாரல்லாம் இருக்கு. அடுப்புல வச்சு இப்ப உபயோகப்படுத்தாம் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருக்கு.
ஆ. ஆ. ஓ! மெழுகு வத்தி வச்சு அதிலேயே தோசை கூட ஊத்த முடியும். <chuckles>
ஆமா, ஆமா, அடுப்பு. ஆமா அது அது கொஞ்சம் இத பிளாஸ்டிக்ல கு சின்ன செட்டு வாங்கனோனா, அதெல்லாம் வந்து சும்மா வச்சு தான் சாப்பிடலாம். அடுப்புல வைக்க முடியாது. இப்போ சில்வர்ல, இரும்புல வரதெல்ல நம்ம தாராளமா அடுப்புல வச்சு கூட செய்யலாம்.
ம். ஆ. ஆ. ம், ம்.
என் குழந்தைகளுக்குல நான் கூட அத வாங்கி குடுத்துருக்கேன். அத செய்வாங்க. வெளாட்டுக்கு.
ஆ இப்போ நீங்க சொன்னீங்க. இந்த பழையவ அதாவது உங்கள தோழ குடுத்த அந்த கரடி பொம்மை உங்க கணவர் குடுத்த அந்த ஒரு விரல், சுண்டு விரல் அந்த புடிக்கிற மாரி ஒரு பொம்மையெல்லாம் சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் வந்து எப்பயும் எடுத்து பார்த்துக்குவேன் ஞாபகத்துக்காகன்னு? எப்பொழுதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப தூசியாயிட்டுருக்கு அப்ப்டின்னு யாராவது இல்லன்னா உங்க கி கிட்ட வந்து இல்ல. இன்னும் ஏன் இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு போட்ரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாரியான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா?
ஆ. ம். இப்போ வரைக்கும் அந்த மாரி சூழ்நிலையை வரல. இத ஏன் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வச்சிரு பத்தரமா தான வச்சிருக்கோம். அதனால அவங்க சொல்ல வரல. ஆனா இந்த பூஜை அறைகள்ல வந்து நம்மளால ஒரு அளவுக்கு மேல சாமி செலைகள்ல வச்சிருக்கவே முடியாது. நெறைய இருக்கும்.
ம். ஆ. ஆ.